சரிங்க.
எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குதோ அதே மாரி தான் வந்து, இயற்கையா வர எல்லா விஷயங்களுக்கும் இல்லைங்களா?
ம். ம் கண்டிப்பா.
ஆ அப்போ அதே மாதிரி, இந்த மழை வருது அப்படின்னு கேக்கும்போது, எல்லா "ஐயோ! ஐயோ! ஐயோன்னு" பயப்படுவாங்க. நம்ம வந்து "ஐயோ! இந்த மாரி புயல் வரப்போவுது." அப்படி, இப்படின்னு சொல்லும்போது பயந்து ஓடி கட்டி எல்லா சரியா பண்ணுவோம் வீட. ஆனா, வந்து அதை செய்யாமா, அதை ஏத்துக்கறதுக்கான ஒரு மனசு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்க. அத வரவேற்கதற்கான ஒரு மனசு.
சரி. ம். ம். கண்டிப்பாங்க. ஆனா ஆனா, புயல் வருதுன்னா வருதுங்களா புயல் இப்பல்லாம்?
இல்லைங்க. அது டச் பண்ணிட்டு போறதான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆ அவ் அந்த வானிலை அறிக்கைய போட்டா, அடுத்த மினிட்டு அது எங்க போவுதுன்னு அதுக்கே தெரியல்ல. அதை வச்சு விளையாடுது. <coughs>
<laughs> ம். ஆ கண்டிப்பா. இப்ப கூடங்க ரீசென்ட்டா ஒரு அ மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன் டிவியில, ஒரு ஊழியர் வந்து கேட்கறாரு புயல பார்த்து, அ இங்க இப்போ இந்த "அங்கேயே நின்னுட்ருந்தா" ஞாயிற்றுக்கிழமை, அன்னிக்கு கேட்குறாராம், "அங்கேயே நின்னுட்ருந்தா எப்படி? இந்த பக்கம் வா!" அப்படின்றாராம். அதுக்கு அந்த புயல் கேட்குதாம். "உனக்கு ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஞா உனக்கு திங்கள், செவ்வாய் லீவ் வேணுமா வேண்டாமா?" அப்படின்னு கேட்குறாராம் அவுரு. ஆமாவே <laughs> "ஆமா வேணும்னோன" "அப்போ கம்முனு வீட்டுல படு. நானு திங்கள் செவ்வாய் பக்கமா, அப்படி பக்கமா வந்து உனக்கு உனக்கு லீவ் வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லுச்சாம் அந்த புயல். அந்த மாரி
அ. அ. <chuckles> ஆ. ஆ. நியாயம் இல்ல. <laughs> வந்துச்சா? இல்லையா? பின்ன.
அ வந்தானுங்க 3 நாள் லீவ் குடுத்தாங்க புயலுக்கு. ஸ்கூலுக்கு.
ம். ஆ அப்ப ஆ இப்ப இப்ப. ஆ! ஒகே ஒகே ஒகே. ஆமா அ. ம். அத
ம். அதுவும் நல்லதுதான் பண்ணிட்டு போயிருக்கு, பள்ளிக் குழந்தைங்க எல்லாத்துக்குமே.
ஆ பள்ளிக் குழந்தைகளுக்கு நல்லதுதான். வீட்ல இருக்குற அம்மாவுக்கெல்லாம்? <laughs> <chuckles> ம். வீட்டுல இருக்குற அம்மாவுக்கு என்ன நல்லது பண்ணாங்க? அத கேளுங்க அவர்ட்ட. ஏன்னா வந்து துணி காய போடுனா, போ முடியுதா?
<laughs> ம். சரிங்க. ம். இந்த யூனிஃபார்ம்